ஆமாங்க. கண்டிப்பா. அது வந்து நம்ம வேனா திருப்பி மீண்டு, அத வந்து பண்ணணுன்ற ஒரு முயற்சி செய் அந்த எண்ணம் வரதே ரொம்ப கஷ்டம் தானே! அது வந்து எனக்கு எப்படி ஆம்மா. என்னா என் தோணுச்சுன்னு தெரில. நானே வந்து முயற்சி செஞ்சேன். அது எப்படியோ வந்து அதுக்கப்புறம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கே ஆ ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு அ. இனிமே நம்ப எல்லாமே பண்ணீரலாம், நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து எனக்கு வளர ஆரம்பிச்சுருச்சுன்னு தான் சொல்வேன். அந்த ஒரு இதுனால. ஆ. அதான் அப்ப நெனச்சுட்டேன், நம்ப என்னா தான் நம்ம ஒரு சின்ன சாதனையா நம்ப வந்து அத பண்ணாலும், அது நம்ப வயசுக்கா இருக்கட்டும். இப்ப வந்து பெரிய ஒரு அ லட்சியத்த தொட்ட மாரி தானே, அந்த வயசுக்கே! இப்ப வந்து நம்ப என் என்ன வயசானாலும், எத கண்டும் நம்ம பயப்படாம, அத வந்து நம்ம முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கணும். தொவன்றவே கூடாது. தன்னம்பிக்கை வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம்னு அந்த சம்பவத்த வச்சே நல்லா உணர்ந்துக்கிட்டேங்க நாங்க. <chuckles>
ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா கண்டிப்பா உண்மைங்க. ம். ஆம். ஆமா. கண்டிப்பா. ம். பரவால்ல. அதாவது. ரொம்ப அது போராடி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஜெயிச்சுட்டா, அந்த உலகமே நம்ம கையிலங்கிற மாரி ஒரு தோணும் பாருங்க. அந்த வச அந்த வயசே உங்களுக்கு அந்த மாரிலாம் தோணியிருக்கிறதுக்கு, ரொம்ப ச்சான்ஸ்ஸு உண்மையிலே, அதாவது அந்த நீங்களா ஒரு முடிவு பண்ணீ, நீங்க போனீங்க பாத்தீங்களா? அதுதான் ஒரு பெரிய விஷயமே. அந்த நேரத்துல யாரும் சொல்லிக குடுத்து ஓட்டியிருந்தா கூட, உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருந்திருக்காது. நீங்களே விழுந்து விழுந்து விழுந்து, எந்திரிச்சு எந்திரிச்சு நீங்க ஓட்டி அதில ஒரு எந்துருச்சு ஓ அப்டியே ஓட்டிட்டே நீங்களே ஒ தன்னறியாம வரும்போது, எப்படி இருந்திருக்கும். அப்பா! நானே ஓட்டிட்ட மாரி எனக்கு ஒரு இதுங்க. நல்லது. பரவால்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வேற என்னா ஒரு சம்பவம் வேற ஏதாவது?
<laughs> ஆம்மா. ஆ. <chuckles> <laughs> ஆ இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா வந்து, அ அது கொஞ்சம் கெட்ட விஷயம்னு தான் நான் சொல்லவேன். ஏன்னா வந்து. எங்க அப்பா, அம்மா வந்து ரொம்ப சண்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்க முன்னாடி. அவுங்க வந்து 2மே பேருமே வந்து வேலைக்கு போயிடுற ஆளு தான். அப்போ வந்து நான் ரொம்ப தனிமை இந்த மாரி தான் உணர்ந்துக்கிட்டே இருப்பேன். அப்ப வந்து இவங்க எதுல சண்டை
சரி. ம். அப்படியா? வே பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க தானே? தனிமை?
ஆ பள்ளிப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனாலுமே வந்து, திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவோம் பாருங்க. அப்ப பாத்தா 2 பேரும் வந்து எதிர்மறையா இருப்பாங்க. அதனால வந்து ஆமா. எங்களுக்கு வந்து, சாப்பாடுன்ற ஒன்று வந்து கடையா கெடைக்காம போயிடும்.
அப்படியா! சரி அந் அடடா! சரி. ம்.
ஆமா. இவங்க 2 பேரும் சண்ட போட்டனால, நாங்க நானும் எங்க அண்ணனும், பட்னியா இந்த மாரிலாம் நெறையா நாள் இருந்திருக்கோம். எங்கள ரொம்ப
நீங்க சமைக்கலாமா? நீங்க சமைக்கிற வயசு இருக்கா? அப்பலாம் இல்ல! சின்ன வயசு, என்னா?
இல்லையே! அப்பல்லாம் நான் 6வதோ இந்த மாரி தாங்க. எனக்கு தெரியாது வேற. ரொம்ப சரம். ம். இப்படியே பட்னியாவே இருப்போம். அப்ப எங்க வ எங்க அம்மாச்சி, எங்க சித்திலாம் வந்து அக்கம் பக்கத்துல தான் இருப்பாங்க. அவுங்க வந்து அப்பப்ப அவுங்க எப்பயுமே குடுக்க முடியாது அவுங்களாலயும். நாங்களும் போய் நிக்க மாட்டோம். நாங்க முக்கவாசி வந்து, தண்ணீ இருக்கு பாருங்க. அததான் குடிச்சு. அ நானும் எங்க அண்ணும் ஓட்டிக்கிட்டே இருப்போம். அப்றம் ஒரு சில நாள்கள் வந்து நாங்க மளிகை கடை வச்சசிருந்தோம் அப்ப.
ஆமாங்க. ஆமா. ரொம்ப கஷ்டம் தான். சரி. ஆமா. சரி.
அப்ப வந்து எங்க அப்பா திட்டுவாரு அதுலருந்து ஏதாவது எடுத்து சாப்ட்டாங்கன்னு சாப்பி்ட்டா கூட. அ பசி இருக்குமேன்னு சொல்லிட்டு, நாங்க தெரியாம எடுத்து அத சாப்ட்ருவோம். அது அந்த கவர பாத்துட்டு, அதுக்கு வேற எங்கள திட்டுவாங்க. கஷ்டமா இருக்கும்.
அடக்கடவுலே! ம். குழந்தைங்களுக்காகதானே உழைக்கிறதே! சரிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கே. ம்.
ஆமா. ம்.